ஓஹோ!
அத மிஸ் பண்ணிட்டு, நம்ம ஏதாவது நம்ம வாழ்க்கையில நடந்ததெல்லாம் சொல்லிருப்போல. அவருக்கு அது நினைவுல இருக்குது. அந்த படம் ஓட ஓட அவங்க வந்து நெறைய அவங்க தம்பி, தங்கைகளுக்காக உழச்சு உழச்சு உழச்சு அவங்க வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிருக்கும். அந்த அந்த படத்துல வர இடத்துலல்லாம் ஒவ்வொரு இடத்துல பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி எனக்கு வந்து பாரு. இதுதான் இந்த சிச்சுவேஷன் தான் நீ அன்னைக்கு சொன்னியில இந்த இந்த சிச்சுவேஷன் தான் நீ அன்னைக்கு ஃபேஸ் பண்ண <chuckles> அப்டின்னு சொல்லி. அழகா சொல்லுவாரு. அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அ நம்ம சொன்னத அவரு மனசுல உள் வாங்கியிருக்காரு. நம்ம பட்ட கஷ்டங்கள் அவருக்கு புரியுது. நம்மள அவரு நல்லா புரிஞ்சிருக்காருங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து, அவர் மேல இருக்கிற அந்த மரியாதை, அன்பு இன்னும் அதிகரிச்சதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம். ம்.
ஆமா. பாருங்களேன். ம். ம். ம். கண்டிப்பாங்க. ம். இப்போ. இப்பங்க இந்த சினிமா அப்டின்ற ஒரு விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கும்போது. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் படம் நீங்க பத்தி சொன்னீங்க. தில்லானா மோகனாம்பாள் பத்தி பேசுனீங்க. இது இந்த மாரி மாற்றம். இப்ப தில்லானா மோகனாம்பாள் ஒரு வகையான ஒரு கதை, ஒரு ஒரு வசனம் எல்லாமே வேறமாரி இருந்திருக்கும். அதே மெல்ல வ விஜயகாந்த் படத்துல வந்து பாரத்தீங்கன்னா, அதுல வேற மாரி ஒரு டயலாக்லாம் இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, சுத்தமாவே. டயாலாகே இல்ல. மூஞ்சி மூஞ்சி பாத்து பேசனனா, அவ்ளோ தான் டைவர்ஸ் ஆயிட்டு போயிடுது. அந்த மாரி இருக்குது இப்ப இப்ப இந்த மாரியான மாற்றம். இத நீங்க எப்படி பாக்குறீங்க? இத மக்கள் இந்த ஒரு விதத்த இந்த ஒரு டேஸ்ட்ட வந்து அந்த மக்கள் எடுத்துக்கிறாங்களா?
ஆமாங்க. ஆமாங்க. ஆமா. <chuckles> ஆமா ஆமா ஆமா.